பாக்குறீங் இதுக்குமே நம்ம வந்து அத கேட்கறதுக்கு எல்லாமே சரி சரி சரின்னு சொன்னா தான் போகும். அது எந்த மாரியான சரின் சொல்ட்டு அதில வந்து நெறைய விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்குறதுங்குறது சுத்தமாவே இருக்காது நமக்கு. எந்த ஒரு யாருமே வந்து படிச்சுப் பார்க்கதவங்க இருக்காது. இப்ப அதில வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு பார்த்து இதெல்லாம் வந்து எடுத்துக்குறாங்கனா. அந்த கம்பெனி வந்து சொல்லும் இந்த மாரி இந்த நிறுவனம் வந்து இந்த இடையில எடுத்துப்போம். அதெல்லாம் நாங்க எடுத்துப்போம் அப்டிங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து முறையா இருந்திருந்தா, அதுக்கப்புறம் தான் நம்ம அத வந்து நம்ம அத அலோ டோன்ட் அலோ அப்டின்னு சொல்ட்டு 2 ஆப்ஷன் காட்டும். அதை நம்ம குடுக்கணும். நம்ம அது எதுவுமே பண்ணாம இருக்கறதுனாலயும் அப்புறம் வந்து
ம். ஆஹ. அப்டியா?
சில வந்து இல்ல ஆப்ஸ் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்ட்டு கவர்மெண்ட்டும் சரி, அப்புறம் வந்து அந்த ஆ ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனமும் சரி இதெல்லாமே சொல்லுவாங்க. ஆனா, அதையும் தாண்டி நம்ம வந்து வெளியே இருந்து நம்ம சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறனால, அது மூலியமா வந்து சில தப்பான வைரஸுகளாம் வெளியே வரும். அது மூ அதனால தான் வந்து இந்த மாரியான நீங்க சொல்ற அந்த ஹேக்கர்கள்லாம் வந்து அத வந்து ஒருக்கு ஒரு என்ன சொல்னா ஒரு கபடு காயா பயன்படுத்தி நம்ம அதுலேருந்து நம்மளோட டேட்டாலாம் வெளியே எடுத்துக்கிறாங்க அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஆப்கள் அப்புறம் வந்து வெளிய நம்மளோட இத வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப வந்து நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் தா கரெக்டா இருக்கும்.
ரொம்ப சரி. ரொம்ப சரி. ஆ ஆனா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண உபயோக உபயோகப்படுத்துற ஒரு பயனாளிகளுக்கு வந்து அது அந்த அளவுக்கு தெரியுமா? நீங்க எப்டி அ அவங்களுக்கான ஒரு இத நீங்க குடுக்க போறீங்க? விழிப்புணர்வு குடுக்கப் போறீங்க? உங்கள அது உங்களோட கருத்து என்ன அதுல?
<clears throat> <clears throat> ம். அத வந்து வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி அது அதிகமா தெரியலன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அத நீங்க வந்து தவிர்த்துடுறது நல்லது. ஏனா இதில
நல்லது ஒகே. ஒகே.
இந்த இருக்கோ அந்த அளவுக்கு தீமைகளும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இ ஏன்னா, ஒருத்தவங்களோட தேவை வெறும் எனக்கு வந்து, ஆ கால் பேசுனா மட்டும் போதுன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து "எனக்கு வந்து எல்லாமே பயன்படுத்தணும்" அப்டின்ருக்கும். யாருக்கு என்ன தேவையோ அத வந்து ஒழுக்கமா எடுத்துக்கிறதுனா, மூலியமா மட்டுமே வந்து இதை தவிர்க்க முடியுமே தவிர்த்து நம்ம வந்து "எல்லாத்தையும் வந்து நான் வச்சுக்குறேன். ஆனா, எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்" சொல்ட்டு பண்ண போம்போது, நம்மளுக்கு வந்து அதுல சிக்கல்களும் நெறைய இருக்கும். அதையும் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியதுருக்கும். அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அத செய்ய தெரியணும். எதுன் சிக்கல்கள் இருக்கணும் அப்டின்னு. அது தெரியல அப்டிங்கிறப்போ நம்ம அத பயன்படுத்துறது கம்மி பண்ணிக்கலாம். இல்லையா, அத பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு அத பயன்படுத்துறது இன்னும் நல்லது. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இப்போ ஒரு முதியவர்கள் இருக்காங்க அவங்க அதிகமா எதையும் தெரியாது. ஆன்
ஒகே. ம், ம். ம்ஹ்ம். ஆமா.
தவறுதலா எதா நம்ளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியா கொண்டு வந்து விடும். அதனால நம்ம அத என்ன பண்ணனும் அப்டின்னு. ஆ. அதனால முடிந்த அளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா
ம். மிக சரியா சொன்னீங்க நீங்க. மிக சரியா சொன்னீங்க. இப்போ உங்க உங்க மூலியமா எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்களுக்கு உங்க உங்க உங்களோட அ இந்த இந்த கணினி அதாவது மடிக்கணினி பத்தியும் சரி, இந்த ஸ்மா ஸ்மார்ட் ஃபோன் பத்தியும் சரி, அதோட செயலிகள் பத்தியும் சரி நீங்க நல்லா பேசினீங்க. மீண்டும் ஓ உங்களோட அ பேசதுக்கு உங்களோட பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களோட பேசணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கிறது. இ கண்டிப்பா அது நடக்குனு நெனைக்கிறேன்.
ம். ஸ்மார்ட் ஃபோன் ஆமா. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக.